சரி, சரி. நான் வர்றேன். கண்டிப்பா எனக்கு இதை எடுத்துச் செய்து கொடுத்துடுங்க. அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா.
இந்த சித்தப்பாவே. ஆமாம். எங்க சித்தியும் கூப்பிட்டு சொல்லுவார். நீ வந்து எங்க அத்தாச்சி பக்கத்தில் இருந்து பார், உனக்கு அப்பொழுது தான் புரியும் அப்படினா, எங்க எங்க சித்தி பார்த்தவுடனே சொல்லிவிடுவாங்க. இந்த வேலையே வைச்சுக்காதீங்க பாருங்க. எனக்கெல்லாம் இடுப்பு கடு ஆமாம் இடுப்பு வலித்து எனக்கு அப்புறம் என்றைக்காவது உடம்பு சரியில்ல அப்படினா உள்ள சாப்பாடும் போய்ரும். அதனால நீங்க வந்து உங்களுக்கு எப்பொல்லாம் இந்த குடல் கறி வேண்ம்னா, நான் அக்கா வீட்டுக்கு வந்துடுறேன். என்னையும் கூட்டிக்கொண்டு வந்துடுங்க. இரண்டும் சேர்ந்து சாப்பிட்டுப் போவோம். அப்படின்னு காமடி பண்ணிக்கொண்டு இருப்பார்கள். அந்த அளவுக்கு, அது அது.
ம். <laughs> ம். <chuckles> <chuckles> அதுதான். அதுதான். அதாது உங்க அம்மாவுடைய சமையல் அந்த அளவுக்கு அந்தப் பக்குவமாக அதைச் சுத்தப்படுத்துவதே வந்து அவ்வளவு ஒரு கலைதான். அந்தச் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அது வந்துடாதுங்க. அவ்வளவு அருமையா அதைச் சுத்தம் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அ நமக்கு எல்லாம் இந்த வாழைப் பூவையே சுத்தம் பண்ணத் தெரியவில்ல. எப்படிப் போய் அந்தக் குடல வந்து சுத்தம் பண்ணுவது என்று தெரியவில்ல. கண்டிப்பா.
ஆமா. ஆமாங்க. கண்டிப்பா. அந்த மசாலா வறுக்கும் போதே. ஆமா. <laughs> உண்மைதாங்க. நீங்கள் சொல்வது கரெக்ட் அந்த வாழைப்பூ வேண்டும் என்று எங்க எங்க அம்மாவிடம் சொல்வாங்க. நீங்க வாழைப்பூ சொல்லும்பொழுது தான் ஞாபகம் இருக்கு. அசால்ட்டாகப் பண்ணுவாங்கங்க. என்ன பண்ணுவாங்கனா, அந்த வாழைப்பூ ஒரு இரண் இரண்டு வாழைப்பூ வாங்குவன்னா. நான் ஒண்ண வைச்சு என் குடும்பத்திற்குப் பண்றதே பெரிய விஷயமா இருக்கும். அவிவ்க இரண்டையும் வாங்கிச் சட்டுச் சட்டென்று அதிலுள்ளதெல்லாம் அழகாகச் சுத்தம் பண்ணிவிட்டு வடையே போட்றுவாங்க. சாயங்காலம் பார்த்தீங்கனா ஒரு காபி ஒரு வடை நாங்க போயிட்டா இந்த வாழைப்பூ வடை கண்டிப்பா இருக்கும். அ அதாவது ரொம்ப ரிஸ்கான வேலைல்லாம், அந்தக்காலத்திலே ரொம்பப் பொறுமையா அ அந்த அளவு பண்ணுவாங்க. இப்போ இந்தக் குடல் கறிக்கெல்லாம் அந்த மசாலா வறுக்கும்பொதே பார்த்தீங்கனா, வீதி வரை மணக்கும். அந்த மணமும், அந்த வாசனையும் அப்டி இருக்கும். அந்த வாசனையோடு அதை அரைச்சு அதை அம்மியில வைத்து அரைப்பாங்க பாருங்க. கொஞ்சம் கூட ஒரு மனசு சோர்வடையவே மாட்டாங்க அவங்கல்லாம்.
ம். அ. ஆஹம். ஆமா. ஓ! ஆஹம். இருக்கும். அது. ம். ஹம். அ. அது. அதுதான் நான் கேட்கிறேன் ஐயோ! இவளுக்கு வேறு வேலை இல்ல, இவள் வந்தாலே நம்மை எடுக்கச் சொல்லிட்டாளே அப்படின்ற அந்த ஒரு சலிப்பு கூட இல்லாம. ஐயோ! நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்கிறோம் என்று சொல்லி அது எவ்வளவு வேலை நீங்கள் சொல்லும்பொழுதே தெரிகிறது. காலையில் இட்லிக்குத் தலைக்கறி குழம்பு, மறுபடியும் குடல் சுத்தம் பண்றதுக்கே ஒரு மணி நேரம், இரண்டு மணி நேரம் போய்விடும். ஹ்ம்.
<chuckles> ஆமா. ஆமா. ஆமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அது என்ன பண்ணுவாங்கனா, நாங்க நாங்க போறோம்னு சொன்ன உடனேயே என்ன சொல்லிவிடுவாங்கனா, நான் எங்க சித்தப்பா கேட்றுவார், கவிதா நான் நீ போகும்பொது நானும் வர்றேன்னு சொல், ஆ இல்லனா ஒண்ணு பண்ணு எனக்கு வந்து எடுத்துக்குண்னு வந்துடு நான் எனக்கு அப்டின்பாங்க. இல்ல சித்தப்பா?
நீங்க இரண்டு பேரும் ஒரே பக்கம் இருக்கிறபடி. சுப்பரு சரி சரிங்க.
ஆமா. பக்கத்தில இருக்கும்பொது. அப்போ எங்க சித்தப்பா சொல்ல, இல்ல சித்தப்பா நாம் போய் அம்மா போய் சமைத்து நாம் நேரடியாகவே சாப்பிட்டுட்டு வந்துடுவோம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்து. இப்போ போன் பண்ணினால் போதும், அதுக்குன்னு ஒரு குருப்பே இருக்காங்க. குடல் கறியா? அத்தாச்சி செய்றதா? அப்படின்னு. அவ்வளவு ஒரு ஆசையோடு வருவங்கல்லாம் இருக்காங்க. இப்போ வரையிலும் பாத்தீவ்கனா, கண்டிப்பா இந்த அம்மாவுடைய வந்து அந்த குடல் ரெசெப்பி வாழைப்பூ வடை, இந்தத் தலைக்கறி பாத்தீங்கனா, அத அதவிடப் பிரமாதமா வைப்பாங்க எங்க அம்மா.
ம்ஹம். அ. ம். கண்டிப்பா தான். ஆஹம். ம்ஹம்.

ஆமா.
அதெல்லாம் எடுத்துக்க அவுங்க அதெல்லாம் தொடவே மாட்டாங்க.
ஓ! ஃப்ரெஷ்ஷா அப்பதைக்கப்பவே அத அரைச்சு தான் செய்வீங்க. ம்ஹ்ஹ்ம்.
ஆமா. ஆமா. அப்பவே என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் அரைச்சு அ கொடல் கறிய வந்து அது எப்படி பாத்தீங்கன்னா, மறுநாள் காலைல வரையும், அந்த பதப்படுத்தி வைக்கிற ஒரு இதுவே அவ்ளோ இதுவா பண்ணுவாங்க. அது டேஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி பாத்தீங்கன்னா? மதியானம் வந்து சூடா அந்த சாதத்துக்கு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா, ஆ சொல்லவே முடியாது. அவ்ளோ அழகா அந்த-அ அந்த இத அழகா வந்து எப்படி சொல்றது? அ ஒரு அதா ரொம்ப சூப் மாரி இல்லாம
ம்ஹ்ம். ம். ம். ம். <giggles> புரியுது. அந்த உணர்வு என்னனு புரியுது. கண்டிப்பா. ஆஹ.
ஆமா. சூப்பு மாதிரியும் இல்லாம, கொழம்பும் மாதிரியும் இல்லாம, அந்த ஒரு கரண்ட்டி எடுத்து ஊத்தும்போது அந்த கொடலும், குழம்பும் சேந்து மாரி <giggles> சாதத்தில வந்து விழுகும் <laughs>
ம். <chuckles> கண்டிப்பா. அதுல இந்த சூப்பு வைப்பாங்க இல்ல்லலைங்களா? அந்த குடல் ஃபர்ஸ்ட்டு வந்து குடல் எடுக்கிறதே பாத்தீங்கன்னா, அந்த சூப்பு வைப்பாங்க. கொழந்தைங்களுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அது செஞ்ச்சு தருவாங்களா உங்க வீட்ல. ம்.
ஆ. ஆமா. ஆமா. கொடல்சூப்பு ரெண்டாவது பாரத்தீங்க அ. என்னங்க?
அது செய்வாங்களா உங்க வீட்ல?